ஆமாங்க. அந்த நம்பிக்க போயிருது இல்லையா? அது உன்னதமான உணர்வு தான்னு எல்லாம் சொல்றேன். ஆனா நம்பிக்கை போயிருங்க. எப்படிங்க நம்பிக்கை வரும் ஒருத்தவங்களுக்கு? ஆனா, இப்ப டிவிலலாம் கேட்கறாங்கல்ல! அ வரதட்சணையெல்லாம் என்ன இருக்கான்னு சொல்லி அசால்ட்டா எல்லாரும் பேசுறாங்க. கண்டிப்பா,
வேண்டாம். ஏன்? ஆ. இப் வே ம். ஏங்க, வரதட்சணை இல்லைன்னு வந்து சும்மா வேணா சொல்லலாங்க! அதாவது வரதட்சணை, வரதட்சணையா கேட்கப்படுறதில்ல. வேற விஸ்வரூபத்தில கேட்கறாங்க.
ஆமா.
அதுதான். வேற ஒண்ணு அதாவது நகை, பணங்கள் மட்டும் கேட்டா மட்டும் தான் வரட்சணை கெடையாதுங்க. ஒரு பொண்ணுக்கு செ அ என்ன பொறுத்தவரைக்கும், வேற ரீதியாவும் அவங்க வந்து அணுகு என்ன இவ்ளோதான் ட்ரெஸ் எடுத்துக் குடுத்தாங்களா? இவ்ளோதான் பொருள்கள் கொண்டு வந்தீங்களா? இல்ல இவ்ளோ தானா? இவ்ளோ தானா? இன்னும் சீர் வக்கலையா? அந்த இதுவும் ஒரு வரதட்சணை தான். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லா
ஆமா. அந்த மாரியும் கேட்கறனால என்ன பண்ணாலும், நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணவே வந்து முடியாது. ஓ! இங்கேயும் இந்த மாரி கேட்கறாங்க. இப்ப எனக்கும் இந்த மாரி பாத்துட்டு இருக்கிறப்போ வந்துட்டு, எல்லாரும் என்ன இவ்ளோதானா? ஆனா, இவ்ளோ பெரிய வேலையில இருக்கேன், இவ்வளோ தானான்னு கேட்கறாங்க! நான் சொன்னேன், இவ்ளோ தானான்னு ஒரு டாக் வந்துட்டா, நீங்க அப்படியே அத கட் பண்றீங்க.
ம். ம், முடியாதுங்க. ம். ஏங்க, இவ்ளோ பெ அதாவது நான் என்ன சொல்லட்டுங்களா? நீங்க பொண்ணுக்கு என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்க பொண்ணு எவ்ளோ சம்பாரிக்குதுன்னு கேட்டாலே, அத ரிஜெக்ட் பண்ணணுங்க என்ன பொறுத்தவரைக்கும். நம்ம என்ன சம்பாரிக்கிறோம்? என்னங்கிறது அவங்களுக்கு தேவையே கிடையாது.
அவ்ளோதான்.